ஆமா. ஆரி ஒர்க்கே வன்னா அது வந்து எனக்கு ஒரு ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. என்னன்னா, அதாவது நான் என்னை அழகுபடுத்திக்க மாட்டேன். மத்தவங்கள்லாம் போட்டு போம்போது. அ ரொம்ப அ ஒரு அழகா இருக்கும்ன்னு நான் பார்ப்பேன். அப்ப என்னுடைய யோசனை என்ன சொல்லணும் அப்பிடின்னா? அவங்களமாரியே பண்ணாம, நம்மளுடைய கற்பனை திறனை கொண்டு
சரி. சரி. ம்.
நாமலாம் புதுசா ஒரு, ஒரு பட படம் ப படம் வரஞ்ச்சு. அது மூலியமா வந்து
ஒரு டிசைன உருவாக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கு. அது வந்தப்ப அது எது வழியா உருவாக்கலாம்? அந்த ஆடைய வந்து எது வழிய அலங்காரம் பண்ணலான்னு நீங்க யோசிச்சப்ப, இந்த ஆரி ஒர்க் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்குங்கிற உதவிகரமா இருக்குன்னு அது அதாவது அந்த தேடல் வந்தோன்னே, நீங்க அதை சார்ந்து என்ன வருன்னு அதற்கு ஏத்தாப்ல கண்டுபிடிச்சிருக்கீங்க.
ஆமா. ஆமாங்க. ஒரு உதவி ஆமா. ஆமாங்க. உண்ம அதான். அதான் நம்ம தேடல்ங்கிறது வந்து நம்ம நமக்குள்ளேயே தேடுவோம் பாருங்க. எனக்கு என்ன தெரியும்? அ நான் எதன்னா வச்சு நான் முன்னுக்கு வர முடியும்? அ அப்பிடிங்கிறது நமக்குள்ள ஒரு தேடல நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சுட்டோம் அப்பிடின்னா, அதுதான் ஒரு பெரிய இப்ப யாருமே பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அப்பிடிதான் வீட்ல இருக்கிற பெண்கள் எல்லாருமே சமைக்க சாப்பிட, வீட்டு குடும்பத்த பாார்க்க. அ அப்பிடியே நம்ம காலங்கள் வந்து கழிஞ்சு போயிடாம. இப்ப சும்மா ஃப்ரீயா இருக்கும்போது, இந்த ஃபோன்லயும் போய் இது பண்ணாம. நம்மனால என்ன முடியும்? இந்த குடும்பத்துக்கு ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமா? அ ஏதாவது பண்ண முடியு
சரி, சரி. சரி. சரிங்க. ஆமாங்க. ம். புரியுது. அதாவது வந்து இதுதான் என்னுடைய வேலைன்னு உங்க வரையறைச்சுக்காம, அதற்கு மேல என்னாலயும் பணம் உருவாக்குவதற்கு என்ன வழிகள்? என் திறமைகள் என்ன அப்பிடிங்கிறத வந்து நான் பார்க்கணும்.
ஆமா. வழிகள். ஆமா அது சுய அறிவ வச்சு அவங்க பார்க்கலாம். அப்ப எல்லாமே வ நம்மளுடைய அதான் இது வந்து இப்ப யார்கிட்டயுமே போயி்ட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது. நான் போய் கேட்க முடியாது. ஏன்னா என்ன பண்ணலாம்? என்கிட்ட புடிச்சது உனக்கு என்ன இருக்கு? எனக்கு என்னலாம் என் தெரியுன்னு உனக்கு தெரியுமான்னு அவுங்ககிட்ட போய் நம்ம கேட்க முடியாது. ஏன்னா நமக்கு என்ன தெரியும்?
உண்மதான். ம். ம். நீங்க சரியா சொன்னீங்க. ஏன்னா அடுத்தவங்க கிட்ட கேட்கிறப்போ, அவுங்க வெளிப்புறத்தல தான் இது பண்ணுவாங்களே தவிர, நமது மனம் சார்ந்த விஷயத்துக்கு நாம தான அந்த தேடுதல பண்ணணும். ம்.
ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. அப்பதான் நான் நினச்சேன். எனக்குள்ள ஒரு திறமைகள் போட்டு எனக்குள்ள மொதல்ல ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்துக்கிட்டேன். நான் அப்ப நான் முழுசா இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு என்ன பிடிக்கும் முதல்ல எழுதினேன். சாப்பாட்டுல இன்ன பிடிக்கும். இத நம்ப
சரிங்க. பரவால்லயே! ம். ரொம்ப அதிசயமா இருக்கு. இந்தமாரி. சுய பகுப்பாய்வு வந்து நான் பண்ணி தான் முதல் முறையா கேள்விப்படுறேன். சொல்லுங்க. சரி உங்களுக்கு பிடிக்குங்கிறது எழுதினீங்க. அடுத்து என்ன எழுதுனீங்க?
ஆமா. கண்டிப்பா. ஆமா. எனக்கு என்ன புடிக்கும்? எனக்கு என்ன பிடிக்காது? என் குடும்பத்தில என்னை பாராட்டுன விஷயம் எது? அடிக்கடி சொல்லி பாராட்டுன விஷயம் எது? அப்ப நம்ம அது பார்க்கும்போதே எத அடிக்கடி பாராட்டுனாங்க? சாப்பாடு ஓகே. அந்த சாப்பாட்ல நமக்கு என்ன சமையல் வந்து ரொம்ப அடிக்கடி பாராட்டி பாட் நம்மள வந்து இது பண்ணாங்க? நம்ம அடிக்கடி ஆமா. அந்த விஷயத்த எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது என்னுடைய நல்ல விஷயங்கள ஃபுல்லா லிஸ்ட் போட்டேன். எத எதெல்லாம் கெட்டதா எனக்கு நெகட்டிவிட்டி என்ன சொன்னாங்களோ! அதெல்லாம் ஒரு பாயிண்ட் எடுத்தேன். அப்ப எனக்கிட்ட இவ்வளவு திறமை இருக்குன்னு அப்பதான் எனக்கு தெரியும். ஆஹா! சமைக்க தெரியும்.
ம். ம். சரி. உன்ன ஊக்குவிக்கிறாங்க, உங்கள. ம். சரிங்க. சரிங்க. சரி. ம். உங்களுக்கே ஒரு அதிர்ச்சி. நமக்கு இவ்ளோ விஷயம் தெரியுமா? அப்பிடின்னு அப்ப தான் உங்களுக்கு ஒரு புரிதல் வருது அந்த இடத்துல தான். ம். அதுக்கப்புறம் அத நீங்க எப்பிடி மாத்துனீங்க? செயலா மாத்துனீங்க அந்த இதுல?
ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. அப்ப எனக்கு ஆஹா! நல்லா சமைக்கும் ஆமா. சமையல் செஞ்சு குடுக்குறதில ஒரு ஒரு நாலு பிள்ளைங்களுக்கு சமையல் குடு செஞ்சு குடுக்குறமாரி நான் ப அத கொண்டுட்டு வந்தேன். ஆரி ஒர்க் என்ன பண்ணுவேன்னா, இப்ப சமையல் கத்துக்கிட்டே ஆரி ஒர்க்க நம்ம பண்ண முடியாது. என்ன பண்ணுவேன்னா, அது ஒரு, ஒரு கிளாஸா ஆரம்பிச்சேன். இப்ப நான் ஆரி ஒர்க் கத்துக்கிட்டு நான் 4 பேருக்கு சொல்லிக் குடுக்குற மாரி.
சரிங்க. ம். உண்மதான்.

இப்ப நீங்க இந்த சுயவறிவிப்பு இது ஆரி ஒர்க்கு கத்துக்கிட்டீங்க, கோலம் உங்களுக்கு தெரியும், சமையல் தெரியும், இதுக்காக நீங்க தினசரி என்னென்ன பண்ணுணீங்க? எனக்கு தெரிஞ்சது போதும்ன்னு அத மட்டும் தான் வச்சுக்கிட்டு வாழ்வீங்களா? இல்ல அதில மேற்கொண்டு புதிய டிசைன்ஸ் அந்த மாரி அதற்கு என்ன முயற்சி எடுப்பீங்க தொடர்ந்து கத்துக்க?
ஆமா கண்டிப்பா. அதே அதாவது என்னமோ சொல்லுவாங்கல்ல அ அ ருசி கண்ட பூனை அப்படின்னு சொல்வாங்கல்ல, நம்ம வந்து சிரிச்சு பார்த்தட்டோம். நம்ம திறமை எவ்வளோன்னு பார்த்துட்டோம். பாராட்டும்போது ஒரு சந்தோஷம் கெடைக்குது. அப்ப நம்ம இத விட நம்ம வளர்ச்சிக்கு தான நாம போவோம். ஆ.
ஆமாங்க. ம். ஆமா. ஆமா. ஆமா. ஏன்னா, தொடர்ந்து வளர்ச்சி இருந்தா தானே உங்களுக்குள்ளயும் நம்மால வந்து அதுல ஒரு சிகரத்த அடையணுங்கிற ஒரு எண்ணம் வந்துரும் இல்லைங்களா?
ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா அடுத்து அடுத்து என்ன இதப் இதுலயே வந்து, அதாவது இப்ப இந்த ஆரி ஒர்க் நம்ம கண்டு நம்ம வந்து கத்து குடு

முந்தைய காலங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்ம கல்லூரியில போய் ஒரு படிப்பு முடிச்சாலே, அதை சார்ந்த ஒரு வேலை கிடைக்கும். அதை வச்சுட்டு நம்ம தொடர்ந்து படிச்சிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா, இன்னைக்கு அதை வச்சு நம்ம வாழ்க்கையில சம்பாறிச்சுடு இன்னைக்கு காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாரி கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்ம துறைய பத்தி மட்டும் நம தெரிஞ்சிருந்த எந்த உபயோகமும் இருக்கிறதில்ல. ஏதாவது ஒரு துறையோ நம்ம சுய அறிவையோ வளர்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கோம். அப்போ அதற்கு என்னன்னலாம் பண்ணலாம்ன்னு நீங்க நினைக்கிறீங்க?
ஆமாங் ஆ, ஆம். அதாவது, நம்ம சுய அறிவு வளர்க்கிறதுக்கு நம்ம என்னலாம் பண்ணோம், நம்மளுடைய கற்பனை திறன்கள் நம்ம சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அ அடுத்தவங்க சொல்றத அ நம்ம கேட்டு நம்ம முன்னுக்கு வரதுங்கிறது இப்போலாம் கொஞ்சம் ஏதோ பிரச்சனைகள் வந்துருது இப்ப. இப்ப நம் இப்ப அவங்களுக்கும் பிரச்சனை ஆச்சே. "உன உன் பேச்சை கேட்டு பாரு, நான் பாரு இப்டி" அந்த மாதிரிலாம் நம்ம சொல்றதுக்கு வந்து ஒரு ஆளாகுறோம். இப்போ நாமளே ஒருத்தவங்களுக்கு போய் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி, "நீ இந்த மாதிரி பண்ணு நல்லாயிருக்கும்" அப்படின்னு சொல்லும்போது அவங்க செஞ்சு முடிச்சுட்டு, அதில ஒரு விஷயம் அவங்க வந்து சக்சஸ் ஆக்கி முடியலை அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ சொன்ன நான் செஞ்சேன் பார் ஒண்ணுமே நடக்கல" அப்படின்றுவாங்க. ஆமா. நம்மள தான் குறை சொல்லுவாங்க. 2வது நம்ம யார் பேச்சை கேட்டு நம்ம நடக்கிற கூட, ச்சே! அவங்க பேச்சை கேட்காம இருந்திருக்கலாம் அவங்க கிட்டயும் சொல்ல மாட்டோம் நம்ம மனசுக்குள்ளே தோணும். அவங்க பேச்சை கேட்காம இருந்திருக்கலாம் நம்ம அப்டியே சொல்லி தோணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லாபமும் நம்மளுடைய விஷயம் நமக்கு என்ன இருக்கு? நம்மளுடைய சுய சிந்தனைகள் என்ன சொல்லுது நமக்
கண்டி ஆமா. உண்மைதான். ம். சரி. ஆமா. நம்மளதான் குறை சொல்லுவாங்க, அங்க. நிச்சயமா, தோனும். ம். ஆமாங் ம்.